நிச்சயமாங்க. ஏன்னா இது மாதிரி எல்லாமே நான் தயாரிப்பா தான் வச்சிருந்தேன். ஆனா என்னானா, கொஞ்சம் அந்த அந்த நிகழ்ச்சி நெருங்க நெருங்க, எனக்குள்ள அந்த அச்சம் வந்து ரொம்ப அதிகமாகியிடுச்சி. ஏன்னா வந்து, அது நே நே நான் சொன்ன மாதிரி இப்போ நேரலை நிகழ்ச்சி இப்போ அ டிவில எல்லாம் கூட அது நேரலையில வரும் அப்படிங்கிறதுனால, நம்ம ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டா கூட, <tsk> எல்லோருக்கும் தெரிஞ்சிருமோ! பெருசா எனக்கு மேடை பயம் இருந்ததில்லை. ஆனா இந்த மா இந்த குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சிய எடுத்துகிட்டம் போது, எனக்கு கொஞ்சம் அதே தான், என்னுடைய கற்பனை அந்த மாதிரி. <tsk> ஒரு வேளை அவுங்க கேக்கிற கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்லலன்னா, என்ன பண்றது? சோ இந்த மாதிரி எனக்குள்ளேயே ஒரு மனப்போராட்டம் நடத்தி அ அந்த முந்தின நாள் பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஒ அது மாரி நான் யோசிச்சி யோசிச்சி யோசிச்சி அதிகமா தலைவலி வந்து, உடம்பு சரியில்லாம போயி, அந்த நிகழ்வே என்னால எடுத்து நடத்த முடியாத மாதிரி ஆயிடுச்சுங்க. அது தான் வந்து என்னோட அச்சத்தினால ஏற்பட்ட பின்
ஆஹா! சொதப் சொதப்பிடுவீங்களோன்ற அந்த பயத்திலயே உங்களுக்கான உ அ மன மன உளைச்சல்ல உங்களுக்கு உடம்பு வந்து, சரியில்லாம போயிடுச்சுங்களா?
ஆமாமா. ஏன்னா அது நான் நான் வந்து பயங்கரமா இந்த கேள்விக்கு அவுங்க என்ன சொல்வாங்க? அந்த மாரி, அத ரொம்ப அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒருவேளை தப்பு பண்ணிட்டா என்ன ஆயிடுறது? அது வந்து எல்லாரும்க்கும் தெரிஞ்சிருமே! ஒரு வேளை நம்ம ஏன்னா நம்மள நம்பி குடுத்திருக்கிறாங்க <tsk> அந்த அதீத நம்பிக்கைய வந்து நம்ம காப்பாத்தம போய்ட்டா என்ன பண்றது? இந்த மாதிரி, நானே வந்து எதிர்மறையான சிந்தனைகள், அப்டியே டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அது ஒரு கட்டத்தில எனக்கு உடல்நில உடல்நிலையை பாதிக்கிற அளவுக்கு, நான் அந்த அச்சத்தை வந்து பெருசு படுத்திக்கிட்டேன்.
ம்ஹ்ம். புரியுதுங்க. அதாவது, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, அந்த ஒ என்ன என்னை என்னோடைய ஒரு சின்ன ஒரு நீங்க சொல்றதில வந்து அபிப்பிராயம் வருது 1. அது என்னானா, ஒப் அ அதாவது ஒ நா அந்த இது சொல்லுவாங்கள்ல ரிஹர்சல் ஒப்ப, என்னது, ஒப்பனை தானே சொல்லுவாங்க? இல்லையே! ஒப்பனை இல்லை. அது ஏதோ சொல்லுவாங்களே, இந்த ரிஹர்சல்னு சொல்லப்படும் இத வ ஒத்திகை ஒத்திகை ஒத்திகை பாக்கலாம். அதை ஓவரா பாத்துட்டோம்ன்னா, நம்மளயே பாதிக்குது, அப்படின்றது வந்து நீங்க சொல்ற ஒரு விஷயங்ளேலருந்து தெரியுதுங்க.
ம். சொல்லுங்க. ஆம்மாமாமா. ஒத்திகை பாக்குறது. ம். கண்டிப்பா கண்டிப்பா. அதே தான் நான் கொஞ்சம் அதீகமா பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். <tsk> எனக்குள்ளேயே நான் நெறையா ப பண்ணி பண்ணி, <tsk> அது ஒரு கட்டத்துல வந்து, வ ரொம்ப ஒருவேள தவறாயிட்டா என்ன பண்றதுங்கிற எண்ணம் அதிகமாயிடுச்சு. <tsk> அத நம்ம நல்லா பண்ணுவோம்ங்கறத விட!
அத விட எனக்குத் தெரிஞ்சி, உங்களுக்கு என்ன இருக்கும்ன்னா நீங்க ஒரு கேட்ட கேள்விக்கு, நீங்க ஒரு பதிலை உங்க ஒத்திகையில வந்து பாத்திருப்பீங்க. அத மாத்தி வேற ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, நாம எப்படி அதை சமாளிக்கிறதுன்றது அந்த ஒரு நெனைப்பு கூட இந்த ஒரு தாக்கத்த வந்து ஏற்படுத்தி இருக்கலாம்!